கண்டிப்பா. நைட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நைட் வந்து நான் அந்த அ இது இருக்கு இல்லைங்களா! சாப்பிட்டதுக்கப்புறம், நான் சொன்னம்போது கண்டிப்பா, அந்த 8:30க்கு மேல டூ நாட் டிஸ்டர்ப்ல போட்டுருவேன். என்னோட எமர்ஜென்சி கால் லிஸ்ட்டுன்னு வச்சிருக்கேன். என்னோட ஊர்ல இருக்கிற எங்க அத்தை, மாமாலாம் எங்க அத்த நம்பர் இருக்கு. என் மனைவி, என்னோட அம்மா. இவுங்களோட அ கான்டாக்ட்ஸ் மட்டும் தான். டூ நாட் டிஸ்டர்ல இருக்கும்போது, அ இவுங்க 3 பேர் மட்டும், கூப்பிட்டா மட்டும் தான் எனக்கு கால் வரும். மத்த யாரு கூப்பிட்டாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் கூட காட்டாதுங்க. முதல் விஷயம், ஆமா. அடுத்த விஷயம் பார்த்துக்கிட்டீங்கனா, அ காலையில நான் உங்கட்ட சொன்னமாரி, ஒ 2:00 மணி நேரத்துக்கு நான் வந்து நெட் ஆன் பண்ண மாட்டேன். யோகா கண்டிப்பா பண்றேன். அ அ அதுக்கப்புறம் இந்த வேலை விஷயம் ஆரம்பிச்சுட்டோன்னா, என்னோட என்னோட ஸ்க்ரீன் டைம் வந்து, என்னதான் லேப்டாப்பும் ஸ்க்ரீனா இருந்தாலும், ஃபோன்ல முக்கால்வாசி நான் வந்து பண்ண மாட்டேங்க. என்னோட பெர்சனல் லேப்டாப்பும் இருக்கும். ஒர்க் லேப்டாப்பும் இருக்கும். ஸோ, வொர்க் லேப்டாபல வந்துவிட்டு ஒர்க் ஓடிட்டிருக்கும். ஏதாச்சு ஃபோன் ரிலேட்டடா WhatsApp மெசேஜ்னாலும், என்னோட பெரிய ஸ்கிரீன்ல பார்த்துப்பேன். ஏன்னா, குட்டி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் இன்னுமே கொஞ்சம் அந்த பாதிப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றதனால, சோ, அந்த நேரங்கள்லையும் ஃபோன அவாய்ட் பண்ணிருவேன். அப்புறம் மத்தியான நேரம் ச் சாப்பிடுற நேரத்தில கண்டிப்பா ஃபோன எடுக்க மாட்டேங்க.
ஓ! ம். அப்பிடியா? ம்ஹ்ம். சரி. ம். சரி. ம்ஹ்ம். சரி. ஓ! சரி, சரி. அந்த நேரத்தில எப்பயுமே ஃபோன் வந்தா கூட எடுக்க மாட்டீங்களா?
அ சாப்பிடுற நேரத்தில, நம்ம ஐடி தானேங்க. அ பி ரைட் அவேன்னு சொல்லிட்டு போயிருவோம். இல்லன்னா, வி ஆர் அவேன்னு சொல்லிட்டு, அந்த டீம்ஸ்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டோன்னா, யாரும் கூப்பிடப் போறதில்ல. அதனால ஃபுட்டுக்கு ஆமா, ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு போயிருவேன். இப்போ அதே அதே மாரி அதிலேயும் நெட் ஆஃப் பண்ணிருவேங்க, அந்த ஆஃப் அன் ஹவர். ஸோ, ஃபோனுக்கு நோட்டிபிகேஷன் வராது.
ம். அ, அ, அ. ஓ! அப்பிடி சொல்றீங்களா? சரி, சரி, சரி. <laughs> "தொல்லயே வேணாம்ப்பா!" அப்பிடின்ட்டு.
கண்டிப்பா. இந்தமாரி விஷயங்கள். அ மோஸ்ட்லி இவ்ளோதாங்க. அப்புறம் வந்து, என்னோட அண்ணா குழந்தை. அவன்மாரி எவனாச்சும் ஃபோன் எடுத்தான்னா, ஆப் டைம் அது இதுன்னு வச்சிருக்கேன். ஒரு சில ஆப் வந்து ஒரு சில நேரங்கள்தான் ஒர்க் ஆகிற மாரி. அதுக்கப்புறம், இல்ல அப்பிடின்னா என்ன பண்ணுவேன்னா, என் ஃபோன்ல சார்ஜே போட மாட்டேங்க. எப்பிடியோ குறிப்பிட்ட நேரத்தில அது ஆஃப் ஆகிரும்ல. மறுபடியும் சார்ஜ் போட்டா தானே யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நான் சார்ஜ் போடாம விட்டுருவேன்.
சரி, சரி. ஒ! <laughs> இது நல்ல ஐடியாவா இருக்கே! சார்ஜ் போடாம வுட்டு ஆஃப் ஆயி, அத யாரும் பார்க்க முடியாதுங்கிற மாரி.
கண்டிப்பாங்க. நான் என் அண்ணன் குழந்தைகிட்டலாம் அதான் பண்ணுவேன். எப்பவுமே நான் வந்து மேக்ஸிமம் 40, 50 லேயே எடுத்துருவேன். என் யூசுக்கு வச்சுட்டு, அவன் மேக்ஸிமம் எடுக்கும்போது ஒரு 20, 25 தான் இருக்கும். அவன் எவ்வளவு நேரம் முக்குனாலும், கொஞ்சம் அவ்ளதான் 2 வருஷம் ஃபோன் ஆகிருச்சு. ஏன்னா எப்பிடி இருந்தாலும் அந்த 20 பர்சென்டேஜ் சார்ஜ்லாம் மணி நேரந்தான் நிக்கும்.
அது சரி. ஒரு 1:00 ஹவரு, 3/4 மணி நேரம் பார்த்தாலே அது ஆஃப் ஆயிடுங்குறீங்க.